கண்டிப்பாங்க. அதேமாரி, இப்ப நீங்க வீட்ல வந்து, இந்த மாரி நீங்க தனியா வந்து இப்படி அமைச்சிருக்கீங்கள்ல. இது வந்து மத்தவங்களுக்கு எதுவும் ஆ அந்த ரூமை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு வேறு எதுவும் தொந்தரவும்லாம் இருக்காது, இல்லையா?
அதனால. இல்ல. ஏன்னா, நான் வந்து அவங்க முதல்ல ஹால்லயே ஒரு இதா கட் பண்ணி தரேன், ஒ ஒர்க் ப்ளேஸா மாத்திக்கலாம். எனக்குமே தேவைப்படுது. இல்லைன்னா, பால்கனியில நமக்கு தேவை மாரி செட் பண்ணிக்கலாம். அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. அது வேணா, சின்னதா இருக்கும்ல, ரொம்ப. எல்லாரும் எப்ப, எல்லாரும் வேலை பார்த்தாலுமே, லேப்டாப்பில தான் பார்க்குறோம். ரொம்ப குட்டியான இடத்துல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவுங்க சொன்ன மாரி, கண் வலிக்கும்ல. நமக்கு நல்லது இல்ல.
ம். சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம்.
ஓரளவு வெளிச்சம் இருக்கணும். ஓரளவு குறிப்பிட்ட தூரம் நம்ம பார்க்கணும். அப்பப்போ வந்து நம்ம தூரமா பார்க்கணும். ரொம்ப தூரம் நம்ம பார்க்கலன்னா, நமக்கு கிட்ட பார்வை வந்துரும்ல. ஏன்னா, நம்ம லேப்டாப்பையே பார்க்குறதுனால.
ம். ஆமா, அந்த ஒளி வெளிச்சத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கைலயே, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்லையா. அந்த இது பார்த்துட்டே இருக்கேல. அந்த மாதிரி இருக்கேல, ம் வேறு எதுவும் நீங்க கையாளவீங்களா? அதாவது கண் பயிற்சி எதாவது செய்வோம், இல்லைன்னா, இதை முடிச்சுட்டு அடுத்து எதுவும், அந்த மாதிரி.
ஆமா, ஆ. அப்போதான் சொல்லுவாங்க. ஆமா. இப்ப, நாங்க வந்து ஒரு 5 நிமிஷம், நம்ம அதை வந்து லேப்டாப்பை பார்க்குறோம், 10 நிமிஷம் பார்க்குறோம்னா, அப்போ, க 5 வ கொ கொஞ்ச நேரமாவது நம்ம தூரமா பார்க்கணும்.
ம், ம்.
அட்லீஸ்ட் 1 செகண்ட்லயாவது, நம்ம கொஞ்சம் அங்கிட்டு, இங்கிட்டு மூவ் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பார்க்கணும், நம்ம. அப்புறம் வந்து கண்ணை கொஞ்ச நேரம் மூடி, நம்ம ரொட்டேட் பண்ணலாம், அ கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடலாம், நமக்கு நல்லது தானே, ஏன்னா, நம்ம கண்ணு தானே நமக்கு ஒரு அ பலமாவே இருக்கு. அதான். அதனால.
ஆமா, ஏன்னா ம், ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஏன்னா, இந்த கணினியில எல்லாம் நம்ம உற்று பார்த்துட்டே இருக்கேல, நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி, அந்த அப்பப்ப தொலை தூரத்தில இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு, கண்ணை வந்து சின்ன, சின்னதா வந்து செஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு நல்லா இருக்கும்.
ஆமா. அப்பப்போ, ஒரு பிரேக் விட்டுக்கிறது. காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு பிரேக். லன்ச்சுக்கு ஒரு பிரேக்கு. அந்த மாதிரி. <chuckles>
ஆ <chuckles> சரியா சொன்னீங்க. நானும் அந்த மாதிரி தான். எனக்கு அந்த ஒரு நேரம் எந்திரிச்சி, கொஞ்சம் நடந்து போனா தான், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். வீட்ல இருந்து வேலை செஞ்சாலும் சரி, நம்ம அந்த மாரி நடந்து போனா தான், ஒரு நமக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அஹ்ம். ம். என்ன, என்ன அந்த பெரியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போதுதான், என்ன நினைப்பாங்க. நம்ம வந்து இப்படிலாம் சொன்னா, என்ன நினைப்பாங்க வெளியில வே வேலைக்கு ஓடிட்ருந்தோம். இப்ப போய் ரூம்குள்ளே அடைஞ்சுக்கிறான்னு நினைப்பாங்களோ, அப்படின்னு. நல்ல வேலை நான் வந்து அப்பப்போ போறதுனால, அவங்களுக்கு பெருசா தெரியலன்னு சொல்லலாம். நம்ம போயிட்டு, சொல்றோம். எல்லா வேலைகளையும் பார்த்துக்குறோம். நீங்க வேணுனா, எனக்கு கூப்பிடுங்க. நான் உடனே வரேன்னு சொல்லும்போது, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆ. புரிஞ்சுகிட்டாங்க. ஆ.

இல்லையா. அப்ப நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 ரூம் இருக்கு, எங்க வீட்ல. அந்த 2 ரூம்ல பெரியவங்க ஒரு பெட்ரூம்ல எடுத்துரு இருக்காங்க. அ இன்னொ இன்னொரு பெட்ரூம்ல நானு, என் என் கணவர், என் பையன் எல்லாம் இருக்கோம். அப்ப, நம்மளால தனியா ஒரு ரூம வந்து பண்ணவே முடியாது. இல்லையா. அப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, நானு என்னோட பெட்ரூம்லயே, 2 ரெ கொஞ்சமா வந்து கட் பண்ணிட்டு, அத ஆஃபீஸா, நாங்க ஆ ஆஃபீஸ் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்டிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாரி போட்டுட்டு, நாங்க வந்து அப்டிதான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கேன்னே சொல்லலாம். அ ஏன்னா, அதில வந்து ஒரு டேபிள் போட்டு, நம்ம ஒரு பார்க்குறதுக்கு நல்லா அழகா இருக்கணும்ல. வேற, நம்ம அதுலதான், அவ்வளோ நேரம் உட்கார போறோம். ஒண்ணு, இப்ப நான் வந்து கதவ லாக் பண்ண போறேன். அப்டின்னா, அந்த பெட்ரூம் ஃபுல்லா, ஓரளவு அ 15க்கு 20 இருக்குனு வச்சுக்கோங்க. ஓரளவு ஒரு பெரிய ஒரு பெரிய சைஸ் போட்டாலுமே, எனக்கு பெருசா தெரியல. அ உ நான் வந்து ஒர்க் பண்ண முடியுது. இன்னொண்ணு என்னென்னா, அ இந்த ஃபோல்டபுள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லாருக்கு. அது அழகா வந்து, வேல பார்க்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். வேல இல்லாதப்போ, அத மடிச்சு ஊ தூரமா வந்து கீழ போட்டுரலாம். கட்டிலுக்கு கீழே கூட போடலாம். இல்லைன்னா, வாலுலக்க ஒரு பக்கம் கூட வச்சுறலாம். பிரச்சனை இல்ல.
ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ம். ம். சிறப்புங்க. சிறப்பான விஷயம். ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ஆ. ம். அது ஈசியான இதா இருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு மடச்சி உள்ள வக்கிறது. ம்.
ஆ அந்த மாதிரி லேப்டாப்புக்குன்னு ஒரு இடம். அந்த மாதிரி, நான் வந்து என்னோடத மாத்திக்கிட்டேன். அப்புறம் வேல பார்க்குற இடத்துல, நம்ம வந்து நெ நெறைய எழுதியெல்லாம் வச்சுருக்கேன், நான்லாம். <chuckles>
ஓ! சிறப்பு. <laughs> ஆ.
அது ஏன்னா, நமக்கு வசி அவசியமா, மோட்டிவேஷனா நமக்கு நெறைய லைன்ஸ்லாம் தேவப்படும். அப்புறம் வந்து, இந்த விவேகானந்த் ஆமா. விவேகானந்தரோடது "எழும்பின், விழுமன்னுலாம்" இருக்குல்ல. அத நான் எப்பயுமே பார்க்குறது. எப்போ விழுந்தாலும், உடனே எந்திரிச்சிடணும். யாருக்கும் தெரியதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருணும். <laughs>
ஓ! அந்த மாதிரி இது வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கீங்களா? சரி, சரி. ஆஹா. ஆஹ. சிறப்புங்க. ஆ.
அந்த மாதிரி என்னுடைய, எனக்கு பிடித்தமானவர்கள் பேர்லாம் எழுதி வச்சுக்கிறது. அந்த மாதிரி.

ஆ. ஏன்னா இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வந்து சொன்னா தான் நம்ம அந்தப் பணிக்கு எடைல கொஞ்சம் அவுங்க வந்து அ தொந்தரவு செய்யாத மாரி இருக்கும்.
ஆ. அதான் அவுங்க கேப்பாங்க, நீங்க போகப்போறீங்களாமா? நான் வந்து இதெல்லாம் பண்ணிரட்டாமாப்பா? அப்டின்னு கேப்பாங்க. அ, அப்ப நாம ஏதாவது இருந்தா, இல்ல நான் பாத்துக்கிறேன் மாமா அப்டிங்கிற மாதிரியோ, இல்ல அவுங்களுமா இருக்கட்டும், அ ஏதாவது கேக்கும்போது ஏதாவது இருந்தா சொல்லிட்டு வருவேன், இல்ல நான் பாத்துக்கிறேன் அத்த. நீங்க இந்த மத்தரம் பாத்துக்கோங்க, அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு வருவேன். கால் பண்ண, கால் பண்ணி கேப்பாங்க. நாங்க வர ஏதாவது வரலாமா? முடிஞ்சுருச்சா? வந்து சாப்பிடுமா? அப்டின்னு கேப்பாங்க. <chuckles>
ம். ம். ம். ம். ஓ! பரவால்ல. உங்க எனக்கு தெரிஞ்சி இப்ப நீங்க சொல்லேல வந்து உங்க குடும்பமே உங்களுக்கு வந்து, அ ஒத்துழைப்பு தராங்க, சப்போர்ட் தராங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தனியா வீட்ல இருந்து வேலை செஞ்சாலும் சரி, அவுங்களுக்கு வந்து அந்த இடத்த குடுக்கணும்னு.
அது வெளில போகும்போது நெறைய கஷ்டம் இருந்தது இல்ல? அவுங்களுக்கு வந்து, ஏன்னா குழந்தைய பாத்துக்க முடியல என்னால, வேலைக்கு வெளில போகும்போது. அவுங்களையும் பாத்துக்க முடியல. அ, அப்புறம் வந்து, போயிட்டு வரது ஆமா, போயிட்டு வரும்போது இன்னும் நெறைய செலவு வேற, செலவோட நெறைய அலைச்சல், உடம்பு முடியாம போறது. அதனால வீட்டுக்குள்ளே பாக்கிற வரைக்கும் நல்லது தானே? அ அப்டிங்கிற மாதிரி. ஆ.
ஆ. கண்டிப்பா. ம். அப்டிங்கும் போது இது பரவால்லன்னு தோணும் உங்களுக்கு. ம். ஆமாங்க. ம். சரியா சொன்னீங்க. இது வந்து வீட்டையும் நம்ம பார்த்த மாரி, அவுங்களும் நம்ம கண் முன்னாடி இருக்கிற மாரி எல்லாமே கொஞ்சம் எளிதா இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள்தானே வீட்டு வேலையும் பாக்க வேண்டியதா இருக்கு, வெளி வேலை எல்லா வேலையுமே நம்ம பாக்கிற மாரி இருக்கு.
ஆமா. ஆமா. இல்லங்க. நா ஆபீஸ்க்கே போனாலும் நம்ம வீடப் பத்தி கொஞ்சம் யோசிக்கிறோம் தானே? ஆஹா இவுங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல, என் பையன் ஸ்கூல இருந்து வந்துட்டானா? அவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா? ஹோம்வொர்க்க பண்றானா? அப்டிங்கிற மாரி நம்ம ஒரே இதுல தான் இருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இப்போ போயிட்டு பாத்துக்க முடியுது. அ, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அதனால பிரச்சனை இல்ல. அப்பறம் வந்து வெளில போயிட்டு வந்தா என்னன்னா, கொஞ்சம் அ வெளி உலகம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, ஒ கொஞ்சம் வெளில இருக்கிறதுலாம் என்ன, ஏது அப்டிங்கிற அளவுக்கு நம்மளால பாக்க முடியல.
கண்டிப்பாங்க. ஆ. ஆ. ஆ. அது ஒரு கஷ்டம் இருக்கு. அ இப்ப நம்ம வீட்ல இருந்து வேலை செய்யல, அ அந்த ஒரே இடத்துல நம்ம வ் இருக்கையில ஒரு மன அழுத்தம் மாரி இருக்கும். அத குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது செடிகள் இந்த மாரி அந்த, அந்த எடத்துல ஒரு இயற்கைய பாக்குற மாரி, அந்த மாரி செட் பண்ணிக்குவீங்களா? இல்லைன்னா நீங்க இல்ல, ம்.
ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. எனக்கு வந்து இந்த டோர நான் திறந்தேன்னா எனக்கு வெளில நல்லாவே தெரியும். நல்லா காத்து வரும். அ, வந்து எனக்கு ஒரு மலை வேற தெரியும், என்னோட ஜன்னல்ல இருந்து பார்த்தா. அப்புறம் என் மகன் வந்துட்டான்னா, நல்லா இருக்கும் அப்டிங்கிற மாரி, அவன் கூட கொஞ்சம் ஈவினிங் வாக் போறது பார்க்குக்கு, சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் மாரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம ஏதாவது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்றது.
<laughs> அருமை! ம். ம்.